பொதுவா நெறைய பேர் வந்து இப்ப பண்ற தப்பு என்னான்னா, காலைல வந்து உணவு எடுத்துக்கறது இல்லங்க. அ காலைல உணவ வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சில வந்து, ஸ்கிப் பண்ணிட்டு போயிர்றது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மூத்தி இல்ல ஜூஸ் இந்த மாரி கூட எடுத்துக்குறாங்க. நீங்க உங்கலோட காலை உணவு பழக்கங்கள் எப்படி இருக்குங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நிச்சயமாங்க. நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கைல அந்த ஃபுல் டேல வந்து முழு நாள்லையே வந்து முக்கியமான விஷயம் என்னான்னா காலை உணவு தாங்க. ஏன்னா நம்ம முந்தநாள் இரவு ஆமாங்க. முந்தநாள் இரவு ஒரு 9 மணிக்கு நம்ம சாப்ட்டு தூங்குனாலும், ஒரு 10 மணிக்கு தூங்குனாலும், 9 மணிலேருந்து க அடுத்த நாள் காலைல 9 மணி வரையும் சாப்டல அப்டினாலே, பண் 12 மணி நேரம் நம்ம சாப்டாமல் இருப்போம், சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த 9 மணி தாண்டி நம்ம சாப்டாம இருக்கோம், அந்த பன்னென்டும் 12 மணி நேரம் கேப் விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆபத்தான விஷயம். இதிலயே காஃபி மட்டும் குடிக்கிறது, இல்லை டீ மட்டும் குடிக்கிறது, இல்லை பிரெட்டு சாப்பிடுறது, பிஸ்கட் சாப்பிடுறது இது நம்பர் ஒன் என்னான்னா நம்மளோட ஜீரணத்துக்கு வந்து கொஞ்சம் அசதியாக்கும். நம்பர் 1, நம்பர் 2 காஃபி டீ குடிக்கலாம். ஆனா அது உடல்ல என்னாகுன்னா இந்த பசிக்கும்போது ஒரு சில அமிலம் வந்து இதுவாகும், ஜென்ரேட் இருக்கும். ஆசிட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஆசிட் தான் வந்து என்ன பண்ணுன்னா, "உனக்கு பசிக்குது நீ சாப்டு", அப்டிங்குற மாரி சொல்ற விஷயங்கள். இந்த காஃபி டீ குடிச்சா என்னாகுன்னா அந்த அமிலம் எல்லாம் வந்து சுரக்கிறது அப்படியே நின்றும். அப்போ உனக்கு பசி போயிருச்சுங்கிற மாரி நான் அந்த ஒரு இண்டிகேஷன் குடுத்ரும் பாடியில. ஆனா தவறான விஷயம், உடம்புக்கு வந்து எவ்வளோ சாப்பாடு தேவையோ சாப்ட்டே ஆகணும். அந்த அத்தியாவசியப் பொருட்கள் என்ன தேவையோ சா கொடுத்தே ஆகணும். ஒரு 2 இட்லி, ஒரு 1 வடை இல்லாட்டி 2 இட்லி, 2 தோசை, கொஞ்சம் பொங்கல் சாப்டுன்னா சாப்ட்டே ஆகணும். வேற வழியே கெடையாது. இதை இந்த காஃபி டீ நம்ம சாப்பிடுறதுனால, நம்ம தள்ளி வைக்கிறோம். ஆனா, என்னென்னா அது சாப்ட்டாலே போதும் அப்படின்னு நினச்சுட்டு, சில பேருக்கு என்ன பிம்பம்ன்னா, "நம்ம தான் காஃபி குடிச்ட்டோமே, இப்ப சும்மா வந்து வேற ஏதோ அவ் அஜீரணமா இருக்கும், அதனால தான் அந்த மாரி பசிக்கிற மாரி ஒரு இது வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம லஞ்ச் சாப்ட்டுக்கலாம்" அப்படின்ட்டு லஞ்ச்க்கு போவாங்க. சில பேர் என்னான்னா வந்து பிஸ்கட் சாப்டுவாங்க. ஒரு டீயோட பிஸ்கட் அந்த மாரி சாப்டுவாங்க ரொம்ப தவறான விஷயம் அது.
ஆ. கண்டிப்பா. ஆமாங்க. சுரக்கும். ம். ஆமாமா. கண்டிப்பாங்க. ஆ. ஆமா. இந்த பிஸ்கட்டு சாப்பிட்றது கூட பாத்தீங்கன்னா, அது மெயினா கொழந்தைகளுக்கு வேற அத குடுத்துர்ராங்கங்க. பெரியவங்க சாப்பிர்றதே தப்புன்னு சொல்லிட்ருக்கோம். குழந்தைகளுக்கு வேற சரி, “நீ 1 டம்ப்ளர் பாலும் 2 பிஸ்கட்டு குடிச்ட்டு போறயா? அப்டின்னா அதுங்களும் சரின்னு சாப்ட்ருதுங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பா. ரொம்ப தவறு. ரொம்ப ரொம்ப தவறுங்க. அது ரொம்ப தவறு. என்னான்னா, லேட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான சி நம்ம பள்ளியிலல்லாம் நிறைய சொல்லிருப்போம் அந்த மாரி. "ஏன்டா லேட்டு?" அப்படின்னு ஆசிரியர் கேப்பாரு. “சார், லேட் ஆயிருச்சு சார்.” "அதுதான் டா ஏன்டா கேக்குறேன் நானு." “இல்லை சார், லேட் ஆயிருச்சு சார்.” அ காரணம் சரியா வராது. இப்போ ஒரு 8 மணிக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனுன்னா, நீங்க 8 மணிக்கு தான் வீட்லருந்து கெளம்பனுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 7:45, இல்ல 55 கிளம்புனா பக்கத்துல, இருக்கும் பச்சத்தில. தொலைவில இருக்குன்னா ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், அந்த தொலைவ நீங்க யூகிச்சு, நம்ம எவ்ளோ நேரம் ஆகுமோ அதெல்லாம் யூகிச்சு திட்டமிட்டு நம்ப போணும். கண்டிப்பா. ஏன்னா அந்த டென்ஷன் நமக்கு கொறையும். இப்போ நம்ம 6 1/2 மணிக்கு எந்திரிக்கிற நேரத்ல வந்து நமக்கு சாப்பாடு சாப்டறதுக்கு, காலைல சாப்பாடு சாப்டுறதுக்கு நேரம் இல்ல அப்டின்னா ஒரு 6:15 எந்திரிக்கலாம். இல்லையா? அதுவும் கஷ்டமா இருக்கா, இப்போ பசங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த நேரத்த வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வச்சு எந்திரிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு அது தவறான ஒரு பழக்கம் அது காலைல எந்திரிச்சி குளிக்காம சில பேர் போவாங்க. அவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, “நான் வந்து சாயங்காலம் வந்து குளிச்சிக்கிறேன்” அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத பச்சத்தில கை, காலு இல்லை முகம் மட்டும் கொஞ்சம் கழுவிட்டு போலாம். ஆனா, இது ஏன் குளிச்சிட்டு போ சொல்றாங்க அப்படின்னா, உடம்பு முழுசா வந்து புத்துணர்ச்சி பெறும். அதனால தான் வந்து அது குளிச்சிட்டு போங்க. ஒரு ஒரு மாரி மிதமான வெப் ஒரு வெந்நீர்ல குளிக்க சொல்றாங்க. அது நல்ல நமக்கு உடலுக்கு மசாஜ் பண்ணி விட்ட மாரி இருக்கும். அந்த நாள நல்லா அற்புதமா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு எழுதுகோள் மாரி அது. அந்த வெந்நீர்ல குளிக்கிறது.
<laughs> கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா. ஆமாங்க, வெந்நீர்ல குளிக்கனும். ஆனா ரொம்பவும் நீங்க சொல்ற மாரி மிதமான சூட்ல குளிக்கணும் அப்டிங்குறதும் சொல்றாங்க.
நிச்சயமா. கண்டிப்பா. அது ஒண்ணு. அப்புறம் நம்ம என்ன சாப்புடுறோம், ஒ வேக வேகமா சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா, அதாவது சாப்பாடுங்கிறது முதல்ல உணவுங்கிறது ஒரு கடவுள் மாரி மதிக்கணும். நல்ல ப பொறுமையா உக்காந்து ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் சாப்ட்டு, அது நல்லா ஜீரணமானது சாப் சாப்டுற சாப்பாடு வந்து கொஞ்சம் ருசிச்சு சாப்பிட்ணும். அதனால என்ன பண்ணலான்னா ஒரு யோசனைகள் இது நான் வந்து என்ட்ட எங்க அம்மாகிட்ட கேப்பேன். நான் இப்ப எங்க வீட்லயே நான் செஞ்சுட்ருக்கிற விஷயங்கள், “உனக்கு என்ன வேணும் நாளைக்கு காலைல?” அப்படின்னு கேட்போம் நாங்க. “இல்லை, எனக்கு இது வேணும்மா” அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிருவேன். எங்க வீட்ல எப்பவுமே இட்லி தோசை செய்வாங்க. ஆனா அந்த சட்னி இருக்கு பாத்தீங்களா, அது நாங்க தேர்ந்தெடுத்துப்போம் "தக்காளி சட்னி வேணும், தேங்கா சட்னி வேணும், சாம்பார் வேணும், கத்திரிக்காய் போட்டு செய்ற சட்னி வேணும்" அப்படின்னு சொல்ட்டு நாங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதனால
ம். சரிங்க. ஓ! சொல்லுங்க. ஆமாங்க. ஆ ஓ! சிறப்பு! ஆஹ! முந்தி நாளே கேட்டுக்குவாங்களா? முந்தி நாளே கேட்டுட்டு அதுக் தகுந்த மாரி செஞ்சுருவாங்க. ம்.
அதனால நமக்கு வந்து ஆமா. முந்தி நாளே கேட்டுப்பாங்க. ஆமா. அதுக்கேத்த மாரி செஞ்சுருவாங்க. அதனால நமக்கு ஒரு சில நேரத்தில சரி, நமக்கு என்னதான் இட்லி பிடிக்காம இருந்தாலும் "சட்னி பிடிக்குமே, சாப்பிடலாமே" அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு ஆர்வம் இருக்கும்.
ஆ. கண்டிப்பா. ஆமாங்க.
சில பேரு இப்போ எங்கள நான் விடுதில படிக்கிறப்போ நான் பாப்பேன். சில இடத்துல சில நேரங்கள்ல பொங்கல் செய்வாங்க. ஆ எப்போ எந்த வருஷத்துல வேணா சொல்லுவேன், பொங்கல் மாரி ஒரு சுவையான ஒரு உணவு இல்லவே இல்லைங்க காலை உணவுக்கு. அவ்ளோ நல்லாருக்கும்! பொங்கலுங்குறது. நம்ம சாப்டுற பொங்கல், நம்ம தமிழ்நாட்டுல செய்ற பொங்கல். கரெக்ட்டான ஒரு பதத்துல வந்து எல்லாத்தையும் வெச்சு.
ஹா. வெண்பொங்கல் காலைல சாப்டுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லிங்களா?
கண்டிப்பா ரொம்ப நல்லாருக்கும். ஆனா அதோட சைடு எஃபெக்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா, அந்த காலைங்கிறத மறந்து நம்ம இரவு மாரி நம்ம நெனச்சிப்போம். அது அதான் வந்து பெரிய சைட் எஃபெக்ட்.
ம்ங்க. ஆமா. தூக்கம் வந்துரும். நான் அதான் யோசிச்சிட்டு இருந்தேன். அத சாப்ட்டு போனா கண்டிப்பா தூக்கம் வந்துடுங்க. ஹம்.
நிச்சயமா. நிச்சயமா. அது வந்து சில பேரு பாத்தாலே என்ன பண்ணுவாங்க, "ஐயோ! பொங்கலா? ஐயோ! வேணாம்ப்பா எனக்கெல்லாம் வேணவே வேணாம்ப்பா" அப்டின்னுட்டு இங்க விடுதில என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்கல் செய்ற அன்னைக்கெல்லாம் வந்து வட செய்வாங்க உளுந்த வட, இது மெதுவடன்னு சொல்லுவாங்க இல்லயா? ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அது சூடா இருக்கும்போது மட்டும் தான். சூடு போச்சுன்னா, அது சாப்டவே முடியாது அந்த வடய. அந்த மாரி ஆய்ரும். அதனால சுட, சுட வடய எடுத்துட்டு அப்படியே போயிருவானுங்க பசங்க. ஒரே ஒரு டம்ளர்ல காஃபி மட்டும் எடுத்துட்டு போயிருவாங்க. நான் சொல்லுவேன், "டேய் நல்லா இருக்கும்டா, சாப்ட்டு பாரு". நான் நான் மார்க்கெட் பண்ணுவேன், விளம்பரம் படுத்துவேன் பொங்கலுக்கு, "டேய் உட்காந்து சாப்டுங்கடா." ஏய் எனக்கும் பொங்கலுக்கும் ஒரு காதல் இருக்கு. அதனால வந்து நான், "உட்காரு சாப்டு. உட்காந்து சாப்டு. நல்லா இருக்கும். சாப்டு, இப்படி சாப்டு, அப்படி சாப்படுனு" சொல்லுவேன். அது யாரும் கேட்குற மாரி இருக்க மாட்டானுங்க. ஆனா, எனக்குன்னு.
ம். ஓ! சரிங்க. ஆமாங்க. சரி, சரிங்க. ஆ, அ. வஹோ, அ. நீங்க அந்த பொங்கல் எப்படி சாப்பிடுவீங்க? சட்னி, சாம்பார் எத ஊத்தி சாப்பிடுவீங்க?
நான் 2 மே ஊத்தி சாப்பிடுவேன். முதல்ல எப்பிடி ஆரம்பிப்பேன்னா, முதல்ல வந்து சாம்பார வச்சு ஆரம்பிப்பேன். கொஞ்சம் சாம்பார் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து எப்பிடீன்னா, எ எனக்கு எப்பிடீன்னா எல்லாமே தனித்தனியா வந்து ருசி தெரியணும். முதல்ல வெறுமனே பொங்கல் சாப்பிடுவேன். "ஆஹா என்னா அருமை!" அப்பிடீன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாம்பாரோட சேர்த்து, "வாவ்! என்ன பேஷா இருக்கு!" அதுக்கப்புறம் சட்னி தனியா, சட்னி இது பொங்கல் தனியா சாப்புட்டு. "என்ன ருசிப்பா!" அப்பிடீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார், பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்தா தட்டுல, தட்டுல வந்து 3 மே, ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்ப ஆரம்பிக்கிறப்போ 3 ம் வெவ்வேற இடத்துல இருக்கும். பொங்கல் தனியா, சட்னி தனியா, சாம்பார் தனியா, ஆ வடையும் இருக்கும். அது தனியா அப்பிடி இருக்கும். நான் சாப்டு முடிக்கிறப்போ, எங்க எந்த இடத்துல பொங்கல் இருந்துச்சு? எங்க சாம்பாரு இருந்துச்சு? எங்க சட்னி இருந்துச்சு? எந்த ஒரு இண்டிகேஷனும் இருக்காது. அப்பிடி கலந்திருக்கும். இல்ல, அப்பிடி சுத்தமா நாம சாப்டு வச்சிருப்போம். அம் அந்த அளவுக்கு நமக்கு அது பிடிக்கும்.
ரெண்டுமே. <laughs> சரிங்க. மாரி பொங்கல். <laughs> ஆ. சிறப்பு! பரவாயில்ல. அதாவது உணவு மேல, நீங்க எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுதில சமைக்கிறதுலாம் வந்து அவ்வளவா <inhales> அ நல்லாருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, இந்த ஒரு சில விஷயங்கள் நல்லாருக்கும். <inhales> அவுங்க நண்பர்கள் வந்து அந்த பொங்கல சாப்பிடல அப்பிடீன்னாலும், நீங்க வந்து அந்த எவ்வளோ மரியாத குடுத்து, அதை வந்து ரொம்ப அழகா, <inhales> அத ரசிச்சு, ருசிச்சு சாப்டுருக்கீங்க. நல்ல விஷயங்க, உண்மையாவே.
அது. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. இப்போ அது இல்லாம அந்த நேரத்துல ஒரு சில மோட்டிவேஷனல் திங்க்ஸ் எப்டின்னா, நாங்க பொங்கல் சாப்டுறப்போ ஒரு சில முகங்கள பாப்போம். வஸ் வச்ச உடனே சாப்ட்டு உடனே எந்திரிச்சி போவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆனா பாத்தா நம்ம சாப்ட்டுட்டு இருப்போம். நம்மள நமக்கு முன்னாடி ஒரு 10, 15 ப்பேரு இருந்திருப்பாங்க. அவங்கள எந்திரிச்சி போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு 15 பேருக்கு முன்னாடி ஒருத்தன் இருப்பான். அவன் சாப்ட்டுட்டு இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்னா, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவரு அப்டியே போய் பேசுவோம் நம்ம. தட்ட கழுவுறப்ப, "என்னடா? உன் பேர் என்னடா? எங்கடா படிக்கிற? என்ன டிபார்ட்மென்ட்னு" பேசுவோம். பேசிட்டு அப்டியே ரூம் நம்பர் கேட்டு, ஒரு நட்பு அங்க மலரும். பொங்கல் நட்பு. சரிங்களா அது? <laughs> ஆமா ஆமா. அதுக்கு அப்புறம் இன்னொ மற்ற மற்றொரு முறை மறுபடியும் எப்போ பொங்கல் செய்றாங்க. எங்க விடுதில 2 முறை பொங்கல் செய்வாங்க. ஒரு வாரத்துல காலை உணவு. இந்த 2ஆவது முறை செய்யுறப்போ நான் சொல்லுவேன், "டேய் நண்பா! வந்துட்டீயா?" அப்டின்னு அங்கருந்து கை காட்டி ஒரு சவுண்டு வுடுவேன். அவா அவங்க "வந்துட்டேன், வந்துட்டேன்" அப்டின்னுவான். அப்புறம் அவனுக்கு பொங்கல்லாம் வெச்சுட்டு, எனக்கு வெக்க வர நேரத்துல அவன் சாப்ட்டு முடிச்சுட்டு, "அண்ணா பொங்கல்", அப்டின்னு சொல்லிட்டு கேப்பான். ரீஃபில் பண்றதுக்காக அடுத்த முற. ஆ நானும் அப்டியே கை தூக்கி, "சிறப்பு! சிறப்பு!" அப்டின்னு சொல்ட்டு நான் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாரி இது பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும் அது. அது எங்களுக்கு அ யார் வந்து ரசிச்சாங்களோ, ருசிச்சாங்களோ தெரியல. நாங்க 2 பேரும் ரொம்ப ரசிச்சோம், ருசிச்சோம். அந்த பொங்கல மட்டும், எங்க விடுதில.
ஆஹா, ஆ. ஆ. ஓ! <chuckles> பொங்கல் நட்பு. <laughs> ஆ, சரிங்க. செரிங்க. ஆ. <laughs> சரிங்க ஆ. <inhales> ஓ! ஓ! எனக்கு அப்டியே வியூவா தெரியுது கண் முன்னாடி, நீங்க 2 பேரும் எப்டி பேசிருப்பீங்க கை தூக்கிட்டு, <laughs> அப்டின்னு நானும் நெனச்சு பாத்துட்டுருக்கேன். இப்போ அ இத தவிர வந்து பாத்தீங்கனா, நான் உங்கிட்ட கேட்கனும் நெனச்சேன். இந்த காலை நேரத்துல இந்த ஏ.பி.சி ஜூஸ் குடிக்குறது, இல்லன்னா ஸ்மூதி சாப்புறது. ஜூஸ் ச போட்டு கிளம்பி ஒடிறது இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ஆதரிப்பீங்களா? இல்ல என்ன மாரி நீங்க சொல்றீங்க?
<laughs> நிச்சயமா. சொல்லுங்க. கண்டிப்பா. இதுக்கு என்னன்னா, இதுக்கு ஒரு நல்ல திட்டமிடுதல் வேணுங்க. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து, உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது தான். ஸ்மூத்தீஸ் வந்து எனக்கு தெரியல. எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் இந்த ஏபிசி ஜூஸ் சொல்றீங்க இல்லையா ஏனா என்னன்னு தெரியல. ஆனா பினா பீட்ரூட். சினா கேரட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இல்லையா? சரி சரியா சொன்னீங்க. இப்போ அது, செய்யணும்னா முதல்ல நமக்கு திட்டமிடுதல் வேணும். என்னன்னா நமக்கு ஆப்பிள் இருக்கணும், பீட்ரூட், கேரட் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் க்கு முன்னாடியே இருக்கணும். அது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு சாப்பிடுறோம்னா ஒரு 7, 7 1/2 அந்த மாரி நேரத்துல, ஒரு 1/2 மணி நேரம், நம்ம வேலை செய்யணும். அந்த ஜூஸ் செய்றதுக்கு. அதுக்கு நமக்கு நேரம் இருக்கணும். சாமான் இருக்கணும். சில ம் ம் சில சில மக்கள் எப்பிடி இருக்கோம்? நம்ம அந்த வேலைக்காக ஓடுற மக்கள் எப்பிடி இருக்கோம்னா, கப கப கபன்னு தொறக்குறோம். பிரிட்ஜ்ஐ தொறக்கிறோம். என்னா இருக்கோ, சாப்புட்டு அப்பிடியே கிளம்புறோம். நம்ம பிரிட்ஜ்ஐ தொறந்தா, அப்போது தான் "ஆப்பிள் இல்லையா? ச்சே மறந்துட்டோமா வாங்குறதுக்கு. பீட்ரூட் காலியா? என்னத்தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஷாப்பிங் பண்றப்போ?" நம்மளே நம்ம திட்டிப்போம். அந்த நேரத்துல, அவங்களுக்கு இந்த ஜூஸ் செய்யறதுக்கு உண்டான சாமானும் இல்லவங்குற பட்சத்துல, அது ரொம்ப கஷ்டம். உ உண்மையிலயே அது ரொம்ப உபயோகமா இருக்கும், யாருக்குன்னா? திட்டமிட்டு, அந்த சாமான்லாம் வாங்கி, நேர்த்தியா வைச்சு, நேரத்த ஒதுக்கி செய்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், அது. அது கண்டிப்பா பண்ணலாம். ஆனா நேரம் நெறைய இருக்கணும் அதுக்கு. அதுக்கு நேரம் இருக்கணும்ங்கிறத விட, இன்னொண்ணு என்ன சொல்லணும்னா, வேற யாரோ ஒரு நபர் இருக்காங்க. செஞ்சு குடுக்க ரெடியா இருக்காங்கன்னா, நமக்கு என்ன கஷ்டம் அதுல. <laughs>
ம். ஏ ஃபார் ஆப்பிளும் இருக்கு. நம்மளும் ஆமாங்க. ஆமாங்க. ஆ. ம். கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆமாங்க. இப்போ அ அதாவது காலை நேரத்துல இந்த மாரி எடுத்துக்கிறது, ஓகே. ஆனா வந்து சில பேரு சொல்றாங்க. நம்ம என்னதான் வந்து ஜூஸ் லாம் எடுத்துக்கிட்டாலும் வந்து, டிஃபன் சாப்பிடுற மாரி இருக்காது. அந்த காலைல அந்த வந்து, அ சா நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா தான், அந்த நாள் ஃபுல்லா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா காலைல சாப்பிடாமயே போயிட்டோம்னா ஒரு எனர்ஜி இருக்காது. அப்பிடீன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. நீங்க அ எது ஆதரிக்கிறீங்க?
கண்டிப்பா. நிச்சயமாங்க. நிச்சயமா. காலைல வந்து சாப்பாடு வந்து, நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் சாப்பிட்டுக்கணும். நல்லா சாப்பிட்டுக்கணும்னா, வந்து எப்பிடீன்னா, நீங்க சொல்ற மாரி அ எல்லா சத்துள்ள விஷயங்கள நம்ம சாப்பிட்டுக்கணும். நெறைய சாப்பிடணும்ங்கிறது வேற, சத்துள்ள விஷயங்கள் சாப்பிடணும்ங்கிறது வேற, இல்லையா? ஒரு 25 இட்லி, 30 இட்லினு சாப்பிடுறது வந்து ந ஒரு தப்பான விஷயம். ஒரு நல்ல பண்பு கெடையாது. நல்ல பண்பு இல்ல. நல்ல விஷயங்கெடையாது. நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு. என்ன ஒரு 2 இட்லி சாப்புடலாம். கொஞ்சம் அ முடிஞ்சா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து, அப்பவே சமைச்சு குடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. நமக்கு நேரம் இருக்குன்னா, அதை கொஞ்சம் சாப்புட்டுக்கலாம். சாம்பார் இல்லாம, சாம்பார் கம்மியாவோ, இல்ல சாம்பார் நெறைய காய்கறிகள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட வயிறு ரொம்ப நல்லா வந்து ஃபுல் ஆகும். நம்ம இந்த தண்ணியா, இந்த ஜூஸ்ஸா குடிக்கிறோம், பார்த்தீங்களா? இந்த ஜூஸ்ஸா குடிக்கிறது, வேகமா வந்து ஜீரணமாகிட்டு, வெளிய போறதுனால தான் நமக்கு சீக்கிரமா பசிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு அது ஒரு சின்ன விஷயம். இந்த பொங்கல் என்ன? இந்த பொங்கல் ஏன் சாப்பிட்டதுனால தூக்கம் வருது தெரியுங்களா? பொங்கல் வந்து ஜீரணமாகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
ம், ம். <chuckles> ம். கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆ. கண்டிப்பாங்க. அ. அதனால் வந்து <laughs> கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா.
ஆமா. கஷ் இப்போ எப்பிடீன்னா, ஒரு ஒரு சின்ன பேக் மட்டும், உங்களா சுமக்க முடியும்ன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறீங்க. சின்ன பேக் மட்டும் சுமக்க முடியும். ஆனா உங்ககிட்ட இன்னொரு பேக்கும் குடுத்து இதயும் சுமந்துட்டு வரணும்னா நீங்க கஷ்டப்பட்டு நடப்பீங்க, இல்லையா. அந்த மாரி தான் பொங்கல்.
அதனால தான். ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க. அதாவது ஜூஸ் ஐட்டம்ஸ் தான் சீக்கிரமா ஜீரணமாயிரும். ஆனா, வந்துட்டு அ டிஃபன் ஐட்டம்லாம் எடுக்கும்போது, இன்னும் கொஞ்சம் வந்து வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். மத்தியானம் உணவு கரெக்டா டைமுக்கு சாப்புடலாம், அப்படீங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. நானும் அந்த விஷயத்த தான் ஆதரிக்கிறேன். ஏன்னா எனக்குமே ஜூஸ் லாம் குடிச்சிட்டு போனா 12 மணிக்குள்ளயே சமைக்க சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். எப்படாப்பா டைம் ஆகும்? சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படீன்னு சொன்னீங்க. அவுங்க விடுதில தங்கி இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. அ உங்க கூட பேசினது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.